பொதுவா பார்த்தோம் அப்படீன்னா, இன்னைக்கி இந்த சினிமா துறையில என்ன பண்ணுறாங்கன்னா, நெறைய இந்த ரீமேக் படங்கள், ரீபூட் படங்கள் இந்தமாரி எடுத்துக்கிட்டுருக்காங்க. வேற மொழியில வந்து செஞ்ச படங்கள அது வெற்றி அடைஞ்சு அப்படி இருக்கும்போது, அதே கதைகளை நம்ம ஊர் கதாபாத்திரங்கள், நம்ம ஊரு கதாநாயகர்களை கொண்டு எடுத்து அது அதில வ அதிலயும் ஒரு சில படங்கள் வெற்றி அடைஞ்சும் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது, உங்களுக்கு உங்களுடைய உணர்ச்சி அது எப்படி இருக்கும்? அது, "இது பரவாயில்ல இது. அதே மொழியில இருந்துருக்கலாம், எதுக்கு இவுங்க பண்ணாங்கன்னே தெரியல." அப்படி இருக்குமா? "பரவால்லையே! அவுங்களோட இவுங்க சூப்பரா பண்ணியிருக்காங்களே!" அந்தமாரி இருக்குமா? அப்போ உங்களுடைய அந்த ம் அ நினைப்பு எப்படி இருக்கும்? அதை என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
கண்டிப்பா. எனக்கு அ ரீமேக் படங்கள விட, ரீபூட் படங்கள் 2உமே தான் வ 2உமே வந்து படம் நல்லா எடுத்துருந்தாங்கன்னா, திரும்ப பார்க்கறதுக்கு பிடிக்கும். அ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரீமேக் அப்படின்னா, அ இப்ப இங்க ஒரு படம் தமிழ்ல ஒரு படம் வெற்றி பெற்றிருக்கும். அத அப்படியே, அதே கதையை வேற ஒரு மாநிலத்துக்கு கொண்டுபோய் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு, சூரியவம்சம் படத்த வந்து அ கே.எஸ். ரவிக்குமார் எடுத்திருந்தாரு. அ கே.எஸ். ஆர்ரோ, இல்ல அகத்தியன் யாரோ ஒரு, வேற ஒரு இயக்குனர் எடுத்திருந்தாரு. அந்த படத்த அப்படியே மிகப்பெரிய வெற்றி பெற்றது தமிழ்நாட்ல. இப்ப தென் மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, கலாச்சாரங்கள் பொதுவா ஒரேமாரி இருக்கும்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ஹும்.
அதனால என்னன்னா, அந்த படத்த, அங்க கொண்டு போய் எடுத்தாங்க. அங்க உள்ள பிரபலமான நடிகர்களப் போட்டு அந்த படத்த எடுத்தாங்க.
சரி. அது அந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சதுங்களா? அந்த படத்துக்கு வரவேற்பு எப்பிடி இருந்தது?
இது. தெலுங்குல அந்த படம் நல்லா ஓடுச்சு. ஆனா, கன்னடத்துலயும், மலையாளத்துலயும் அந்த படம் மலையாளத்துல கிடையாது. கன்னடத்துல அந்த அளவுக்கு பெருசா வருமானம் ஈட்டல. அதனால ஏன்னா, அது இப்ப 'நாட்டாம' அந்த அந்த கலாச்சாரங்கிறது வந்து தமிழ்நாட்ல இருந்தது. கேரளா ஸா இது கோயம்புத்தூர் பக்கம் அந்த படத்த சார்ந்துதான் அந்த படம் எடுத்திருந்தாங்க.
ஓஹோ! ம், ம். ம்ஹ்ம்.
அந்த பண்ணையார் குடும்பம் அந்தக்கா மாதிரியானது. அதேமாரி ரீமேக் எடுக்கும்போது, எதனால சில நேரங்கள்ல வெற்றி பெறுவதற்கு உள்ள காரணம் என்னன்னா, தொடக்கத்துல அந்த படம் எடுக்கும்போது அவுங்களுக்கு ரீமேக் ஆகணுங்குற ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் பண்ணுவாங்க. படம் பண்ணனும் வெற்றியடையணும் அப்பிடின்னு. அந்த படம் வந்து நல்லா வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம், அத அப்பிடியே வந்து வேற மொழியில இருக்கிறவங்க என்னன்னா, அவுங்கள்ட படம் இல்லாத நேரத்துல, இத அப்பிடியே எடுத்துட்டு போயிருவாங்க. கதையோட உரிமைய மட்டும் வாங்கிட்டு முடிஞ்சா அதே இயக்குனர வச்சு எடுப்பாங்க, இல்லாட்ன்னா, புதிய இயக்குனர் போய் எடுப்பாங்க.
ஆங், ஆங். ம்ஹ்ம். சரி, சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ஹும். ம்ஹ்ம். ஓ! சரியா சொன்னீங்க.
அ அப்பிடி இருக்கிறனால, கலாச்சார வேறுபாடு, இல்ல அந்த படத்த ஆல்ரெடி இப்போ ஒரிஜினலா இப்ப தமிழ்ல வந்திருக்குன்னா, நெறைய பேரு இப்ப யூட்யூப் மூலலாம் பார்த்துறதுனால, அந்த புது படத்த பார்க்கறதுக்கு அவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா, அது பார்த்தது என்ன வருன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிரும்.
ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ஆ
இப்ப கடைசியா பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் வந்துது. 2016 17ல.
ஆமா.
அந்த படம் தெலுங்குல, மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதே படத்த வந்து, அதே இயக்குனர் வந்து ஹிந்தியில எடுத்தாரு. அ அர்ஜுன்னு இவர ஒருத்தரு கபூருன்னு ஒரு அ நடிகரை வச்சு. ஹிந்தில அது மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. காரணம் என்னன்னா அந்த ட அந்த இயக்குனருக்கு வந்து அ அந்த கதை என்னென்னா பொதுவான கதை.
ஓஹோ! சரி, சரி. ம்ஹ்ஹ்ம்.
அது எந்த ஒரு கலாச்சாரத்தையும் குறிப்பிடாதது. அது போக, அந்த படம் என்னென்னா எல்லா இளைஞர்களையும் கவர்ற மாரி இருக்கும். ரொம்ப ரா ஆக்க்ஷனா இருக்கும்.
ம்ஹ்ம். ஓ! இப்போ இதுவே வந்து என்னன்னா, நம்ம தமிழ் மொழியில வந்து இப்ப "சந்தோஷ் சுப்பிரமணியம்". இந்த மாரியான படங்கள் பார்த்துக்கோங்களேன். அது எந்த அளவுக்கு வந்து தமிழில வெற்றி பெற்றதுன்னு நமக்கு தெரியும். ஆனா, அது வந்து தெலுங்குலேயோ, இல்ல வேற ஏதோ ஒரு மொழியில வந்து சித்தார்த் வந்து நடிச்சிருப்பாரு. நம்ம 2யுமே அப்பப்ப பார்க்க நேரிடும். ஆனா, இஸ் இந்த ஜெயம் ரவி அழகு அவரு சூப்பரா நடிக்கலல்ல அப்டின்ற மாரி தோணும்ல. இந் இந்த சீனில இவரு அவ்ளோ சூப்பரா அந்த எக்ஸ்ப்ரஷன் காட்டியிருப்பாரு. அதுல அந்த அளவுக்கு நம்ம அந்த கிளாப் மொமெண்ட் மாரி இல்லையே அப்டின்ற மாதிரி, எ ஏதாவது ஒரு படத்துக்கு நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
கண்டிப்பா. இப்ப தமிழ்ல வந்து பில்லான்னு ஒரு படம் வந்து அஜித் எடுத்து நடிச்சிந்தாரு.
ம்ஹ்ம்.
அந்த படம் வந்து என்னென்னா. தா அது வந்து ரஜினிகாந்த் நடிச்சது. தீ இங்குறது தான் அந்த படத்தோட பேரு. ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொடக்கத்துல அவரு நடிச்சது. அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட்ட உருவாக்கிச்சு. ஆனா, அந்த படத்த பார்த்திங்கன்னா அஹ் ஆ ஹிந்தியில வந்து அமிதாப் பச்சன் தான் முதலோட ஒரிஜினலே வந்து அங்கேருந்துதான் வந்தது. அவர் வெற்றி படம் குடுத்ததுனால, அத எடுத்து இவரு நடிச்சாரு.
ஓஹோ! ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அந்த படத்த அப்டியே ரீமேக் பண்ணாங்க. ஹ ஹிந்தியிலேயும் வெற்றி பெற்றுச்சு, இங்கேயும் வெற்றி பெற்றுச்சு. பில்லாவும் 1 பாகம் நல்ல வெற்றி. ஆனாலும், எனக்கு ரஜினி நடிச்ச மாரி இவரு நடிக்கலங்கற ஒரு எண்ணம் இருக்கும்.
சரி. ஓஹோ! அதாவது நம்ம தமிழ் மொழியிலேயே அவரு முன்னாடி நடிச்சாரு. 80கள்ல நடிச்சு வெளிய வந்தததுக்கும், இப்ப இர 2000த்துல இவங்க நடிச்சு வெளிய வந்தததுக்கும். அந்த நடிப்புல உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இல்ல அப்டினு சொல்றீங்களா? ஒரு ஈர்ப்பு இல்ல எனக்கு அப்டின்ற மாரி சொல்றீங்களா?
ஆமா. இது எப்படின்னா சில நேரத்துல, சில நடிகர்கள் வந்து அவங்க கொடுத்திருக்க ஆ அவங்களோட நடிப்பு இன்னொருத்தங்களால இ மாத்த முடியாத மாரி இருக்கும். சில ரோல்ஸ். அ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆங்கில படங்கள் பார்த்தீங்கன்னா. அயன் மேன்ல வந்து, இப்ப டோனி ஸ்டார்க்ன்னு ஒரு க கதா பாத்திரம். அயன் மேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறன். அதுல வந்து அவரு ராபர்ட் டவுனி ஜூனியர்ன்னு ஒரு நடிகர் தான் நடிச்சிருப்பாரு. இப்ப அந்த இடத்துல வேற ஒருத்தர நம்மளால வச்சு பார்க்க முடியாது.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ. தெரியும். ம்ஹ்ம். ஆமா, நிச்சயமா. ஆனா, அது அது என்னென்னா அது தமிழ்ல ரீமேக் பண்ணும் போது, ஒரு இதில வந்து நம்ம விஜய் சேதுபதி அவருக்கு வந்து, அந்த வாய்ஸ் குடுத்துருப்பாரு. அது வந்து உங்களுக்கு அத ஏத்துக்கிறமாரி இருந்துச்சுங்களா? ஏன்னா, ஆங்கிலத்துல
அ வா ஆமா, ஆமா. நான் தமிழ் பார்க்க மாட்டேன். ஆங்கில படங்கள் பெரும்பாலும், நான் த ஆங்கிலத்தில தான் பார்ப்பேன். தமிழ்ல பார்க்க மாட்டேன். ஏன்னா, அந்த உங்களுக்கு அந்த அந்த ஒரிஜினாலிட்டி ன்னு சொல்லுவாங்க. உண்மை தன்மை, அது இல்லாம போயிரும். அந்த என்னதான் நீங்க மெனக்கெட்டாலும், அந்த எமோஷன் கெடைக்காது உங்களுக்கு.
ஆ, ஆ. ஆ. அம் ஆனா ம்ஹ்ஹ்ம். ம். "அந்த படத்தோட அந்த முழு சாராம்சத்தையும் நம்ம மொத்தமா எடுத்துக்கணும் அப்படி நெனச்சா, அதோட அந்த ஒரிஜினல் வெர்ஷன் ல தான் அத பார்க்கணும்." அப்படின்னு சொல்ல வர்றீங்க இல்லையா?
ஆமா.
ஆ. சரியா சொன்னீங்க. ஆனா ஆ சொல்லுங்க, சொ ம்ஹ்ம்.
அதேபோல ஹிந்தியிலேயும் அதேமாரி தான். இப்ப அ ஹிந்தி படங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்ப தனுஷ் அவர் நடிச்சு இப்ப ஒரு படம் வருது. "தேரே இஷ்க் மெய்ன்" அப்படின்னு சொல்லி 'உன்னோட காதல்னால' அப்படின்னு சொல்லி, ஒரு காதல் படம். காதல்ல தோல்வியுற்றவங்க எப் எந்த அளவுக்கு கோவப்படுவாங்கிறமாரி கதை எடுத்துருக்காங்க. ட்ரெய்லர பார்க்குற வரைக்கும். அந்த படம் வருது. நான் ஆனா ஹிந்தியில தான் போய் பார்ப்பேன்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. ஓஹோ! ஓ!
ஏன்னா, அந்த படம் எடுக்கப்பட்டது எதுக்குன்னா, ஹிந்தி தான் வந்து ஹிந்திய தான் நோக்கி தான் எடுத்திருக்காங்க.
அ, அ. இப்போ, அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த மொழி தெரிஞ்சுதுன்னா, அது பிரச்சன கிடையாது. பட், மொழி தெரியாதவங்களுக்கு அவுங்க என்ன அந்த வசனம் பேசுறாங்க? அதில ஒரு ஒரு வேள நகைச்சுவையான வசனமா இருந்ததுனா, அதுக்காக நம்ம சிரிக்கணும். ரொம்ப கோவமான விஷயமா இருந்தா, அப்ப நம்ம அதுக்கு ஒருமாரி ரியாக்ட் பண்ணணும். அப்போ அது எப்பிடி அதோட ம் அவுங்க என்ன சொல்ல வராங்கன்னு முழு உணர்ச்சிய நம்ம எப்பிடி எடுத்துக்கிறது? அவுங்களோட மொழியிலே போய் பார்த்தா?
எதுனாலன்னா ம். அது நி மொழிய கத்துக்கிறத தவிர வேற வழி கிடையாது. இப்ப நான் ஒன்னும் பார்த்தீங்கன்னா. 2008 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆங்கில படங்கள் எல்லாமே வந்து தமிழ்ல தான் பாப்பேன். ஊர்ல இருந்த வரைக்கும். தமிழ்ல தான் பார்த்துட்டுருந்தேன். அ அதுல பார்த்தீங்கன்னா, அப்ப பேசும்போது அது சிரிப்பா இருக்கும். அவுங்க பேசுற விஷயங்கள், அ ஒரு ஆக் ஒரு அதாவது படத்துக்கும், டயலாக்குக்கும் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒட்டி போகாது. அது அதுக்கப்புறம் நம்ம ஆங்கில புலமைய வளர்த்துட்டு. ஆங்கிலப் படங்கள, ஆங்கிலத்துல பார்க்கும்போது என்னாகுனா, ஒரு டிராமா மூவி கூட உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து இயல்பா தெரியும். நம்ம கேட்கும்போது அவுங்க பேசும்போது அவுங்களோட ஃபீலிங்க உணர முடியும். பயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரியும்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். இந்த படங்களையும் தாண்டி, இப்போ பழைய படத்துல வந்து சூப்பரா ஒரு பாடல் போட்டுருப்பாங்க, அத மெகா ஹிட்டா இருந்திருக்கும். அந்த மாதிரியான பாடல்கள். ஆனா, அதோட சவுண்ட் டிராக் மட்டும் கொஞ்சம் மாத்தி அதோட அந்த அந்த ஸ்பீடு பாடோ பாடலுடைய அந்த ஸ்பீடு ன்றத கொஞ்சம் மாத்தி, அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மசாலாக்கள்லாம் போட்டு, புதுவிதமா வந்து ரிலீஸ் பண்றாங்கல்ல. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்புடையதா இருக்குங்களா? ரசிக்கும்படியா இருக்குங்களா?
அது ரசிக்கலாம். ஆனா வந்து, அது செய்றது தவறு. என்னை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னா, இவங்களுக்கு திறம இருந்தா, இவங்களே பாட்டு போட வேண்டியது தான. அது செய்றதில்ல. இப்ப நிறைய அந்த மாரி ரீமிக்ஸ் அதிகமா வருது. இது போக பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு ரீபூட்ங்கிறது என்ன அப்டின்னா அ இப்போ அதுக்கு என்னென்னா அது வந்து ஒரு க் அடிப்படையா ஒரு கத இருக்கும்.
ஓஹோ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
இது பெரும்பாலும் ரீபூட் எதுல பண்ணுவாங்க அப்டின்னா. இது இந்த காமிக்ஸுன்னு சொல்லி, இந்த ப் கதைப்புத்தகங்கள் எழுதப்பட்ட கதைகள், ஸ்டோரிகள தான் வந்து ரீபூட் பண்றது. உதாரணத்துக்கு, ஆங்கிலத்துல தான் இது பெரும்பாலும் பண்றாங்க. அ அதாவது, இந்த Star Wars, Spider Man அ Avengers அ Bat Man.
சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
இந்த மாதிரி ரொம்ப பிரபலப்பட்ட அ உ உ எல்லா தரப்பினருக்கும், எல்லா வயதினருக்கும் தெரிந்த, அ இந்த காமிக் கதைகள்ல உள்ள கதாநாயகங்கள தான் வந்து, இவங்க வந்து ஒவ்வொரு தடவையும், அவுங்களுக்குனு ஒரு கத இருக்கும். அந்த காமிக்ல எழுதுனத. அது எல்லாருமே படிச்சு வளர்ந்திருப்பாங்க. ஆமா. ஆமா. அதனால, அதுல அவங்க புதுசா எதுவுமே பண்ண போறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா. புதுசா ஒரு அந்த எல்லா நடிகர்களையும் மட்டும் மாத்துவாங்க. உதாரணத்துக்கு 2005ல இருந்து, இப்ப 2025 வரைக்கும். பேட்மேன்க்கு மட்டுமே இதுவரைக்கும் 4 படங்கள் வந்திருக்கு. ஆனா 4ல 3 வந்து அ ஒரே நடிகர். அதுக்கப்புறம் 2012ல தான் லாஸ்ட்டா நடிச்சது. கிறிஸ்டியன் பெல்னு ஒருத்தரு. அதுக்கு அடுத்து 2022ல வந்து, புது ஒரு நடிகர போட்டு அந்த படத்த ரீபூட் பண்ணாங்க திரும்ப. இப்ப 2வது பாகம் அவருக்கு எடுத்துட்ருக்காங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆல்ரெடி எழுதப்பட்ட கதைகள், இல்லையா? ம்ஹ்ம். ம்ஹ்ஹும் ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ அருமை, அருமை! ஆனா அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் சினிமால, அந்த மாரி படங்கள் எதுவும் இருக்குங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சொல்றது பார்த்தா, இப்போ ராமாயணம் கதைய எடுத்துக்கலாமே, அது வந்து, முன்னாடியே வந்து எச அ பழங்காலத்தில ப எழுபதுகள்ல வந்து அந்த மாரி ராமாயணம்னு ஒரு படம் வந்திருக்கும். இப்போ ராமாவதாரம்ன்னு சொல்லிட்டு, ரீசெண்டா ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வந்து 'பாலகிருஷ்ணன்' அவர்கள் நடிச்ச ஒரு படம் வந்து வெளி வந்துச்சு. அதே மாதிரி தான். அப்ப மகாபாரதமும் அப்டிதான். அம், கர்ணன் அப்டின்னு நடிச்சு 'சிவாஜி கணேசன்' அவர்களுடைய நடிப்பில முன்னாடி அந்த படம் வந்தது. இப்பவும் வந்து இந்த கல்கி அப்டின்றதில அ, அது கல்கின்றதுல அந்த மகாபாரதத்தோட கதை வரல. அது அது துணுக்குகள், அங்கங்க, அந்த மு முழு கதைல கொஞ்சம் ஒரு சின்ன பகுதி மட்டும் எடுத்து, அத ஒரு படமா உருவாக்கி போடுறாங்க இல்லையா? அதுவுமே இந்த ரீபூட் கலாச்சாரத்துக்குள்ள வரும்னு சொல்றீங்களா?
ஆமா. அது எல்லாமே ரீபூட்டு தான். ரீபூட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்த கதைகள வந்து மாற்ற மாட்டாங்க. அது தொ என்ன கதைல எழுதப்பட்டிருக்கோ, அது அப்டியே தொடரும். நடிகர்கள் மாறுவாங்க. ஆனா என்னனென்ன, அதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு 'ஸ்பைடர் மேன்' நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்பைடர்மேனுக்குன்னு எதிராளின்னு சொல்லி, வில்லன்களா நெறைய பேர் இருக்காங்க. அதனால இப்போ, மொத மொதல்ல வந்த 'ஸ்பைடர்மேன்'. 2002ல வந்த படம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு, அதுல 1 வில்லன் இருப்பாரு, மொத்தம் 3 தடவ, 3 படங்கள் வந்தது ஒரு 2002 லருந்து 2007 வரைக்கும். 3லயும் 3 வில்லன்கள் இருப்பாங்க. அதுக்கப்றம் 2012ல வந்து, திரும்ப ரீபூட் பண்ணி, வேற ஒரு நடிகர நடிக்க வச்சாங்க. எதனாலனா, 'ஸ்பைடர்மேன்' கதைக்கு மட்டும் அடிக்கடி ரீபூட் பண்றாங்கன்னா, அதுல நடிக்கிற கதாநாயகனுக்கு வந்து வயசுக்கு அவரு வந்து ஒரு டீனேஜ்லயே அத நடிக்க ஆரம்பிச்சுருவாரு.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹும். ம்ஹ்ஹும். ஓஹோ! ம்ஹ்ஹூம்.
அவரு அதுலருந்து ஒரு 25 வயசுக்குள்ள, அவங்களோட கதாபாத்திரங்கள முடிச்சிட்டு, அவங்க அதுலருந்து, புது ஆள எடுக்க பேயிருவாங்க.
ம்ஹ்ஹூம்.
ஏன்னா, அந்த கதையே தொடங்கும்போது பாத்தீங்கன்னா, கல்லூரில இருந்துதான் தொடங்கும். அப்படிங்கற பட்சத்துல, நீங்க ஒரு 30 வயசு ஆள கொண்டு போயி நடிக்க வைக்க முடியாது.
ஆ. சரியா சொன்னீங்க. ஆனா, எனக்கு என்ன ஆ.
அதே மாரிதான், நீங்க சொன்ன நீங்க சொன்ன அந்த "ராமன் ராம மகாபாரதம், ராமாயணம்". இது எல்லாமே எழுதப்பட்ட கதைகள் தான? அது ஒரு ஹிஸ்ட்ரி, அதுல எதுவும் மாத்த முடியாது. அதனால வந்துதான் அத வந்து அடுத்தடுத்து வேற இப்ப நீங்க, தொலைக்காட்சிகளும் பாத்தீங்கன்னா, சீரியல்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அது எல்லாமே வந்து ரீபூட்டு தான். ஒண்ணுக்கு மேல ஒண்ணா, ரீபூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல என்ன மாறும் அப்படினா, "நடிகர்கள்". அது போக அந்த நேரத்துல உள்ள, எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்கோ, அந்த தொழில்நுட்பத்த உபயோகப்படுத்தி எடுப்பாங்க.
ம்ஹ்ம். இப்போ இந்த இந்த "Harry Potter" இருக்கு இல்லைங்களா, அதோடைய முதல் பாகம் பாத்தீங்கன்னா, அந்த கதாநாயகர் வந்து குழந்தையா இருப்பாரு. குழந்தையான்னா, ஒரு ஒ ஒரு எ 8 வயசு, 10 வயசு, அந்த ரேஞ்சுல இருப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த பாகத்துல, அவருடைய வயசும் கொஞ்சம் ஏறிருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த பாகத்துல, அவரு வந்து ஒ அந்த 8 பாகத்துலயும் அவருடைய அந்த வயது எந்தெந்த மாரி, ஆயிருக்குமோ அத வச்சு எடுத்திருப்பாங்க. அது வந்து, இது எந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு வருவீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்தப் படங்கள பாக்கும்போது? ஏ ஏன்னா, அந்த ரியல் டைம்ல எடுத்துருக்காங்க, இல்லையா? அ அது அதனால கேக்குறேன், நானு.
ஆமா. அது என்னன்னா, அந்த சீக்வல் மூவ் படங்கள் அப்படிம்பாங்க. அதாவது தொடர்ச்சியான படங்கள். இப்ப சில நேர இப்ப எப்புடி 'பாகுபலி' வந்து 2 பாகமா எடுக்கப்பட்டுச்சுன்னா, ஏன்னா அது 1 படத்துல 2:30 மணி நேரத்துல சொல்லக்கூடிய கதை இல்ல. அத வந்து விவரிச்சு சொல்ணுங்கிறதுக்காக 2 பாகங்களா எடுத்தாங்க. அதே மாரி தான். ஹரிபாட்டர்ங்கிறது வந்து ஒரு புத்தகத்த அடிப்படயா வச்சு எழுதிய ஒரு புத்தகம் எழுதுன புத்தகத்த அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம். அதனால, அது அந்த எ பு புத்தகங்களுக்கு எழுது கதைகளுக்கு வந்து உண்மையா இருக்கணுங்கிறது ரொம்ப விருப் ஒரு முக்கியமான விஷயம்.
ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம்.
ஏன்னா, அவங்க படம் எடுக்குறதுக்கு முன்னாலயே நெறைய பேர் அந்த புத்தகத்த படிச்சு, ரொம்ப பிரபலமாயிருச்சு.
ஓஹோஹோ!
அதனால அந்த புத்தகத்துல உள்ள கதைய தான் வந்து அவங்க படமாக எடுத்தாங்க. அந்த புத்தகங்களும் 7 பாகங்கள் இருக்கு. இவுங்க படத்த வந்து 9 பாகமா எடுத்தாங்க மொத்தம்.
அ அந்த புத்தகங்கள்ள இருக்கிறதயே முழுமையா அந்த 2:30 மணி நேரத்துல சொல்ல முடில, அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு பாகமும் அவங்க எடுத்திருக்காங்க. ஓ இல்லையா, அந்த ஒன் இந்த ஓ.
9 பாகமா எடுத்தாங்க. மொத்தமா 9 பாகமா. ஏன்னா அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, 7 பாகங்கள் இருந்தது. ஒவ்வொரு இதில ஒவ்வொரு வருடத் ஒவ்வொரு புத்தகத்திலேயும், அவர் ஒரு வருஷத்துல என்னன்ன பண்ணாரு? அப்டின்னு சொல்லி, என்னென்ன பண்ணாரு? என்னென்ன சமாளிச்சாரு? அவரோட நட்பு வட்டாரங்கள் எப்டி பெருகுச்சு? எல்லாமே அதுல இருக்கும். அதத்தான் இவங்க அத அடிப்படையா வச்சுதான் அந்த படம் எடுத்தாங்க.
ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ம். சரி. ஆனா, இப்போ வந்து இந்த ரீபூட் படங்கள்ல வந்து, அப்போ வந்து, அந்த வயசுல இருந்தவங்க அத பார்த்துருப்பாங்க, அத அப்படியே விட்ருப்பாங்க. இப்போ இப்போ, புதுசா அவங்க அந்த ரீபூட் பண்ணி, அந்த அதே படங்கள வேற ஒரு கு ம மனித ஆட்கள வச்சு அதே ஒரு கதாபாத்திரங்கள வந்து எடுக்கும்போது தானே இந்த தலைமுறையினருக்கும், அந்த கதைகள் போய் சேருது. இல்லையா?
இல்ல. இப்ப இந்த தலைமுறை பெரும்பாலும் ஆங்கில படங்கள எல்லாருமே வந்து, இன்னைக்கு இருக்க தலைமுறை என்னன்னா, ஒரு புதுசா ஒரு படம் வருதுனா, அது வா பார்க்க போறாங்கன்னா, இப்போ அது ரீபூட் படமா? இல்ல ரீமேக்காங்கிறது முதல்லேயே தெரியும் அவங்களுக்கு. அவங்க என்னன்னா இ இணையதளத்துல போய் நெறைய தேடிப் பார்ப்பாங்க, தகவல்க்கு.
ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம்.
அத பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க.
ஓ! அ முன்னாடி மாரி அந்த டிவில போய் பார்த்து இல்ல, தியேட்டர்ல போய் பார்த்து, அது அந்த கதாபாத்திரங்கள வந்து நாடுறது கிடையாது. அது இப்போ தான், அந்த டீசரு அப்படீன்னு, நம்ம முன்னாடி, நெறைய வந்து நமக்கு ட்ரெய்லர் அப்படீன்ற விஷயங்கள், நிறைய வந்து அ குடுத்துடுறாங்கல்லையா? <inhales> சினிமாகோ சினிமாட்டோகிராஃபி யாரு பண்ணியிருக்காங்கன்றது முதற்கொண்டும், வந்து நமக்கு அந்த விவரங்கள் வந்துடுறதுனால, <inhales> நம்ம முன்னாடியே, அத தெளிவா எடுத்து பார்த்துர்றாங்க. இப்ப இருக்க தலைமுறையினர் அப்படீன்னு சொல்ல வர்றீங்க, இல்லையா?
ஆமா. அவர்களுக்கு தெரியும். விவரங்கள பார்த்துட்டு தான், வந்து படத்துக்கு வராங்க. அ சில பேர் வந்து இது தெரியாம, படத்துல இந்த நடு இப்ப ஒரு படம் மொத்தம் 3 பாகமா இருக்குனா, 2வது பாகத்த விட்டு, 3வது பாகம் வரும்போது அவங்களுக்கு தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அதனா அந்த மாதிரி கு கூட்டிட்டு வர்றவங்க யாராவது அப்படின்னா, அவங்களுக்கு கத சொல்லி கூட்டிட்டு வர்றது நல்லது.
அ அருமையா சொன்னீங்க. அதாவது, இந்த ரீமேக் கதைகள், ரீபூட் கதைகள பார்க்கும்போது எந்தெந்த மாதிரியான உணர்ச்சிகள் வருது? அதனால என்னென்ன நன்மைகள்? ஒரு வேளை, அத தவறா சொ அ அ ஒரு கருத்து, அதுல சொன்னத அப்படீயே வந்து மாத்தி சொல்லும்போது, எப்டி ஆகுது? அப்படீன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து, என்கிட்டே ரொம்ப அழகா உங்களுடைய அனுபவங்கள, என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கிட்ட பேசினது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. மீண்டும் பேசலாம்.
மிக்க மகிழ்ச்சி. நன்றி.